ஆமாமா. அவரு அவரு சிறுகதைகள்ல வந்து ஆ இப்ப அவரு வந்து நா நாட்டம் செலுத்தினாரு, என் மேல. என்னன்னா, நான் வந்து ஒரு ஒ அவருட்ட வந்து ஒரு கதை ஒண்ணு குடுத்திருந்தேன். "அ இந்த இந்த கதை நான் எழுதியிருக்கேன்." அப்பிடீன்னுட்டு அவர்ட்ட குடுத்திருந்தேன். ஆ அந்த கதை வந்து எதைப் பத்தின்னா, நான் ஒரு நாள் என்னோட ஃபோன தொலைச்சிட்டேன், சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு வர வழியில என்னோட ஃபோன தொலைச்சிட்டேன். அப்போ அந்த ஃபோன தொலைச்சோனே, அது அப்போ ரொம்ப, ரொம்ப அந்த சைனா போன்ஸ் மாரிதான். அதுதான் இருந்தது, தொலைஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு அரைமண் 6 மணி நேரத்துக்கு வந்து, நான் டிராவல் பண்ற வரைக்கும், யாரையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. என் கூட உட்கார்ந்திருக்கிறவங்களோட பார்வைகள்லாம் வந்து, அ என்னென்ன. அப்படின்றதெல்லாம் வந்து வச்சு, கொஞ்சம் வந்து எழுதியிருந்தேன் ஒண்ணு. அப்புறம் நான் எப்பிடி வீடு வந்து சேர்ந்தேன், அப்படின்னு.
நீ <laughs> ஓ! ய அப்ப வந்து, உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணாத முடியாத, இந்த ஃபோன் இல்லாத நேரத்தில தான், அந்த கவிதை எழுதனும்னு தோனியிருக்கு.
ம். தோனியிருந்தது ஆ கதை.
அப்போதான் அலசி ஆராய்ஞ்சிருக்கீங்க, அங்க உள்ள எல்லாரையும்.
ஆமா. அப்போதான் வந்து மனிதர்களப் பார்த்து, அவங்களுடைய பார்வைகள்லாம் வந்து ஒரு சிறுகதையா எழுதியிருந்தேன். அதை வந்து ஆசிரியர்ட்ட குடுத்து ஆசிரியர்கிட்ட குடுத்து, "இது எப்படி இருக்கு?" அப்படினு முதல் டைம் கேட்டேன். அவரு வந்து அதில அவருக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அவர் மற்ற ஆசிரியர்களுக்குலாம் அதை குடுத்து, படிக்க சொல்லி
ஓ! நல்லது, நல்லது.
ஆ மேன் மேலும் எழுத சொல்லி, இந்த மாரி போட்டிகளுக்கெல்லாம் அனுப்பி, நிறைய இது பண்ணாரு. ம்.
ரொம்ப, ரொம்ப நல்லதுங்க. சிறப்பா சிறப்பான விஷயம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ தூரம் வந்து, நீங்க வந்து மொழி மேல உங்களுக்கு ஈர்ப்பு எப்பிடி வந்தது? அது தமிழ் கவிதைகளாகட்டும், உங்க ஆசிரியர் உங்கள பாராட்டினதாகட்டும், அவரு உங்களுக்கு இந்த உங்க திறனைக் கத் கண்டுபுடிச்சு, அதை வந்து மென்மேலும் உயரச் செஞ்சதாகாட்டும், ரொம்ப அழகா வந்து என்ட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்க கிட்ட பேசுனதில ரொம்பவே மகிழ்ச்சி. நன்றிங்க.
ம், ம். ம். ம்.